நான் இப்ப, அங்கேந்து இங்க வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. ஆனா 3 வருஷமே அதுக்கப்புறம் இன்னொரு குழந்த பொறந்துச்சு. திரும்பி ஒரு ஆண் குழந்தயே பொறந்துடுச்சு. அவங்களுக்கு வந்து பாக்கச் சொல்லி என்ன சொன்னாங்க. ஆனா எ நம்மளோட நேரம் சூழ்நிலை வந்து போக முடியல. ஆனா விடியோ கால்ல பாத்து பேசிக்குறது, தொலைபேசியில பேசிக்குறது. இந்த மாதிரி இருக்க அவங்க அம்மாவ பத்தி விசாரிக்குறது. ஆனா அங்கலாம் வில அதிகங்க. விலைவாசி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். கட்டுப்படியே ஆகல. அப்டி இருந்தும் அவங்க என்ன சமைச்சாலும் சரி. அ மாமிசம் உணவு சமைச்சாலும் சரி, சைவ உணவு சமைச்சாலும் சரி, என்கிட்ட கொஞ்சம் குடுத்துருவாங்க. "நீ கொஞ்சம் சாப்ட்டு பாருமா."
பரவால்ல. ஓ! செரி, செரிங்க. ஆஹா செரிங்க, செரிங்க நல்ல விஷ்யம். கண்டிப்பா. பரவால்ல, பரவால்லங்க. கூடுதல். ஆ, ஆ புரியுது, புரியுது. ஓ! செரிங்க, செரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க அதாவது உங்களால ஒரு பெரிய உ நல்லதே நடந்திருக்குன்னு நெனைக்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரிஞ்சுருக்காது வேற. அ, பரவால்ல அப்டின்ற மாரி. கண்டிப்பா புரியுது, புரியுது.
சாப்பிடு. "இல்ல, பாட்டி நான் சமைச்சிட்டேன்." நமக்கு ஆனா சங்கட்டமா இருக்குலங்க. கா ஏன்னா அதோட விலை என்னன்னு நமக்குத் தெரியும். அப்டி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு குண்டால அள்ளிப் போட்டு குடுப்பாங்க. எனக்கா, அத வாங்கி சாப்பிடறக்கு எனக்கு சங்கடமா இருக்கும். அது எவ்ளோவு நம்மள் நமக்குன்னு கொஞ்சம் இது இருக்கு. ஏன்னா அப்ப தான் குழந்த பொறந்துருக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து இதுவா இருக்கும். அங்க மீன் வெல, நண்டு வெலலாம் ரூ.1,000 கிலோ ரூ.1,000
கண்டிப்பா. அ ஆஹ. கண்டிப்பா, கண்டிப்பா. புரியுது, புரியுது. ம். ப்பா! செரியான வெலதாங்க. ஆ.
அ அப்டி இருந்துமே எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கே கஷ்டமா இருக்கும். "எனக்கு வேணாம். போதும். நீங்கப் பாப்பாவப் பாத்துக்கோங்க. நீங்கக் குழந்தயப் பாத்துக்கோங்க." சொன்னாலும் விடவே மாட்டாங்க. அப்டி இல்லயா? தட்டுல போட்டுத் தட்டுல போட்டு "இங்கயே உக்காந்து சாப்பிடு." ஆ, தட்டுல போட்டு "இங்க உக்காந்து சாப்பிடு." அப்டின்னு சொல்ட்டு என்னக் கட்டாயப்படுத்த வெச்சு, அங்கயே உக்கார வெச்சு சாப்பிட வெச்சுருவாங்க.
கண் அச்சோ! அச்சோ! அது ஏதோ அவங்களுக்கு. ஒரு சந்தோஷங்க. <laughs>

ஆமா. மன அழுத்தத்திலே இருந்திருக்காங்க. ஆ ம இதுலயே பாத்தீங்க அப்டி சொல்லி பாத்தீங்கன்னா, மன அழுத்தத்திலயே நம்ம கடைச்சவோங்களுக்கு முன்னாடி இருந்து கரு கலைஞ்சு போயிருக்கு. 2, 3 வாட்டி கரு கலைஞ்சு போயிருக்கு.
ஓ! சரிங் புரியுது, புரியுதுங்க. ஆ புரிது புரிது. தனியா
அதுலே அவங்க வந்து ஒரு மன அழுத்தத்துல இருந்து, அதுக்கப்புறமேலு எந்த வித குழந்தையுமே தங்காம இருந்திருக்கு. இப்ப வந்து நான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டே அப்படின்னா, குழந்தைகள விட ஆரம்பிச்ச. அவங்க விளையாட ஆரமிச்சொன, அந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த மன அழுத்தோலா போயிருக்கு. எனக்கே தெரியாம இந்த நல்ல விஷயத்த நான் பண்ணிருக்கேன்.
ஓ! புரியுது. புரியுதுங்க. போய்ட் கண்டிப்பா நல்ல விஷயோம். ஆ. கண்டிப்பா நல்ல விஷயதாங்கனு நான் சொல்ல முடியும். கண்டிப்பா. ம்.
ம். அப்டி அப்டி சொல்லும்போது சொல்லி பார்த்தீங்க, அப்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அந்தக் கார்டுலாம் போட்டு பாப்போம்ல. கார்டு போட்டு பாத்தவுனே, "கூப்புடுறாங்க, என்னய பேர் சொல்லி கூப்டுட்டு, அங்கேருந்து ஓடி வர்றாங்க. இது மாதி அவங்க அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க கணவர்ட்ட சொல்லியிருக்காங்க. 2வதா 3வதா வந்து என்கிட்ட வந்து ஓடி வந்து அந்த கார்ட எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க.
சந்தோஷம். ஆ. ஆமாமா. ஆ, ஆஅ, அச்சோ! புரிது. புரிது. அவங்க எவ்ளோ ஒரு சந்தோஷத்துல இருந்தாங்க. இப்டி காமிச்சுருப்பாங்க சொல்லுங்க. ஆ,
அவங்களுக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷம். ஆமா. அப்டியே எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. ஐயோ! ரொம்ப வாழ்த்துக்கள். அப்படி சொல்லி சொன்னேன்னா, அதுலேருந்து வந்து என்னோட பாப்பாவ வந்து, அவங்க குழந்தையவே பாவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழந்த வந்தனால தான நமக்கு கர்ப்பமாயிட்டோ அப்டின்ங்கற மாரி. ஆ. அதனால வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா வந்து ஏன்னா ரொம்ப 10 வருஷம் ஆச்சு இல்லையா? அதனால வந்து அவங்க அம்மா கூடவே வந்து பாத்துக்க வந்துட்டாங்க. சொந்த ஊர்ல இருந்தே இங்க வந்துட்டாங்க. ஆ. பாத்துக்கிறதுக்காக. ஏன்னா 10 வருஷமா தவமா தவம் கடந்துருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்க அம்மா வருவாங்கல்லையா? அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க
ம்ஹ்ம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆம நல்ல நேரம் மாரி இருக்கு. ஆ. கண்டிப்பா. ம். சரிங்க சரிங்க. புரியுது புரியுது. ஆ. ம். கண்டிப்பா. யா யாருக்குனாலும் அது ஒரு பெரிய சந்தோஷமா தான இருந்திருக்கும். அந்த நேரத்துல. அதுனால கண்டிப்பா யாருனாலும் வரதான் செய்வாங்க. ஆமா.
ஆமா. ஏன்னா இவங்க வந்து ஊருக்குப் போக முடியாது. ஏன்னா டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, லாங் டிராவல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறோ அவங்க கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வசதி கிடையாதா. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா அவங்க அம்மாதா இங்க வந்து பாத்துக்கிட்டாங்க. அப்ப வந்து என்ன பண்ட்டாங்கன்னா என்னோட குழந்தைய அவங்க கொஞ்சறது. நாங்க தூரமா இருக்கோ. எங்களுக்கு வந்து பெரியவங்கன்னு யாருமே இல்லாம இருந்துச்சு. குழந்தையெல்லா வந்து அவளே கட்டிப்புடிச்சு "பங்காரு" அப்டி சொல்லி கொஞ்சுவாங்க பாருங்க. அப்டியே எங்க அம்மா அப்டி கொஞ்சற மாதிரி இருக்கும். அவ்ளோ அழகா இருக்கும். ஆ அதுக்கப்றம்
அமைப்பு. ஓகே. ஓகேங்க. ஓ! சரி சரி. ஓ. சரிங்க சரிங்க. கெடையாது சரி. ம். <laughs> அதாது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு ஏக்கமாதான இருந்திருக்கும். ஐயோ! நம்ம குடும்பத்தல்லாம் பாக்க முடியல. ஏன்னா அந்த குழந்தைக்கும் அந்த நேரத்துல ஒரு அ பாசம், அரராவணைப்புல்லா தேவ தான். அந்த நேரத்துல தாத்தா, பாட்டி அரவணைப்பு எல்லாமே தேவப்படும்போது, நம்ம தூரத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ந சந்தோஷமா தான இருந்திருக்கும். அது.

தமிழ் ஆள்கள் இல்ல. அந்த ஊர்க்காரவங்க.
ஓ! ஆச் சே சரிங்க. அந்த ஊர்ல அப்பா அவங்க தானங்க நறைய இருப்பாங்க.
ஆமாங்க. நம்ம தமிழ் ஆளுங்களும் 1, 2 இருப்பாங்கல. அந்த மாதிரி இல்லங்க எனக்கு. ஆ எ பக்கத்து பக்கத்து அபார்ட்மெண்ட்ல தமிழ் ஆளு ஒருத்தொங்க இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு பேச்சுவார்த்த கடையாது. பேசமாட்டாங்க. நம்ம தமிழ் ஆளுங்களே பேசமாட்டாங்க. அங்க நகரப்புரோல இருக்கனால, அந்த என்னது ஓவர் ஸீன்னு சொல்லுவாங்கல. அந்த மாரி ஓவர் ஸீன்னு போட்டுட்டு இருப்பாங்க. அதனால வந்து நானே பேசுறது நிப்பாட்டிட்டே அவங்கள்ட்ட. இப்டிலா
அச்சச்சோ! ம். சரி, சரி. ஆ. ஓ! சரி. ம். <laughs> ஆமாமாம்மா. சரிங்க, சரிங்க. ஓ! நீங்கப் பேசியும், அவங்க பேசாம வேற போயிட்டாங்களா?
ஆமாங்க. உன்கிட்டல அப்டிலா பேச முடியாது போ. ஆ தமிழாளு தான். ஏதோ ஏதோ நம்ப காசுப்
அச்சச்சோ! ஆயோ. <chuckles> அதாது நம்மலா புது இல்லங்க நம்மலா புது ஊருக்குப் போணுனா எப்படா தமிழ் ஆளுக கடைப்பாங்க. யாராச்சு ஒருத்தர் ப நட்பு ரீதியா கடைப்பாங்களான்னு பாத்தா, இவங்க என்னன்னா இப்டி பண்ணிருக்காங்க?
ஆமாங்க. அவங்க ஆனால பக்கத்து, அது வந்து பக்கத்து பில்டிங். அப்டியே தமிழாலே இந்த நிலைமை அப்டின்னு சொல்லிப் பாத்தீங்கன்னா, அந்த ஊர்க்காரங்க வந்து தெலுங்கு காரவங்க. தெலுங்கு காரங்கள்ட்ட நம்ம என்னடா பேசுறது சொல்லிட்டு இல்லாம, இந்த 2 வயசு குழந்த எவ்ளோ நேரம் தான் வீட்லயே அடைச்சு வச்சுக்க முடியும் சொல்லுங்க. ஆனால செரி அப்டி சொல்லிட்டு, வராண்டால விளையாடவுடுவோ, அப்டின்னு என் வீட்டுக்கார்ரா திட்டுறாரு. ஏய் எதாச்சு சொல்லிறபோறாங்கடி. யாராச்சு எதாச்சு சொல்லிறபோறாங்க. "எல்லாருக்குமே குழந்தன்னு ஒன்னு இருக்கும். அந்தக் குழந்தையை வளக்கும் போது என்னென்னல்லா கஷ்டப்பட்டங்கணு சொல்லிட்டு, அவங்க அவங்களுக்கு தெரியும். அதனால யாரும் எதுவும் சொல்லமாட்டாங்க. அப்டியே ஏதாச்சும் சொன்னாங்கனா, நான் பாத்துக்குறேன்" அப்டிங்கற மாரி வுட்டுட்டேன். அப்போ வராண்டால விளையாடும்போது பாத்தீங்க அப்டின்னா, அந்தப் பக்கத்து வீட்டுக்காரங்க, தெலுங்கு காரங்க சொன்னே இல்லையா? அவங்க வந்து என் குழந்த கூட விளையாட ஆரம்பிச்சாங்க. அ அவங்களோட மொழியில கொஞ்ச ஆரம்பிச்சாங்க. அ கொஞ்ச ஆரம்பிச்சோன வந்து, அ இப்டி தான் எங்களோட நட்பு வந்து ஸ்டார்ட் ஆன்ச்சு.
ம். சரி, சரி. ம். சரி, சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. ஆ. கண்டிப்பா. ஆ. ஆ. சரி, சரி. ஆமாமா. ஓ! சரி, சரிங்க. ஆ. ஆ. சரி, சரி.